இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில வந்து நம்ம எல்லாருமே வந்து உடைகளுக்குன்னு தனியா பார்த்திங்கன்னா, சில வந்து அதுக்குன்னு ஒரு பகுதிகளை ஒதுக்கி, இப்போ அழமா இந்த அதுக்குன்னு தகுந்த இப்போ பீரோன்னு சொல்ற மாதிரி இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கப்போர்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும் போது அதில வந்து உடைகள வந்து நம்ம வந்து எப்படி ஒழுங்கா வச்சுக்கலாம்? அதுக்கான வந்து தீர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு உங்களோட அனுபவங்கள கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அ பொதுவா பெண்களுக்கு வீட்டில நிறைய வேலைகள் இருந்துட்டேதான் இருக்கும். ஆனா எனக்கு மிகவும் பிடித்தமான வேலைன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த அந்த ஆடைகள்லாம் அடுக்கி வைத்திருக்கிற அலமாரி வந்து சரி பண்ணுறதுதான், பராமரிக்கிறது, சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா, இந்த தீபாவளி பொங்கலுக்கு தான் வந்து புது ஆடைகள் நமக்கு கிடைக்கும். என்னோட வீட்டில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 1 மாதத்துக்கு முன்பே வாங்கி கொடுத்துருவாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள வந்து ஒரு இதில வைக்க மாட்டாங்க, சர்ப்ரைஸ்லாம் பண்ண மாட்டாங்க <chuckles> ஒரு ஆமா. அது அவரோட அப்பாவோட கம்பெனியில வந்து அந்த ஒரு கூப்பன் மாதிரி குடுப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு குடுப்பாங்க. அங்கே போய் நமக்கு வேணுங்கிற ஆடைகள்லாம் எடுத்துக்கலாம், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு. அப்புறமா அது மாதம் மாதம் அவங்களுடைய சம்பளத்தில் வந்து கழிச்சிருவாங்க. அப்போ வந்து ஆமாங்க அது அவரோட அலுவலகத்தில் அந்த ஒரு இது இருந்தது எங்களுக்காக அப்போ என்ன பண்ணுவோம், நாங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே போய்க்கலாம் லாஸ்ட் மினிட்டில் போனோம்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அ ஆமா.
கண்டிப்பா. <chuckles> சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ம் சரி. பரவாயில்லங்க பரவாயில்லங்க. சரிங்க சரிங்க. ஓ! அருமையான திட்டமா இருக்குங்க. <laughs> சரிங்க. ஆமாங்க ஆமா. அதுவும் இல்லாம நிதானமா நமக்கு புடிச்ச கலர்‌ல நம்ம வந்து வெயிட் பண்ணி பொறுமையா வாங்கிட்டு வரலாம். இதே நீங்க அந்த 1 நாள் 2 நாளுக்கு முன்னாடி போனோம்னா, நம்ம அறக்க பறக்க ஒரு இது ஒரு தெளிவே இருக்காது. பரபரப்பா நம்ம வந்து ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நிறைய அனுபவம் எனக்குமே இருக்கு.
கண்டிப்பாங்க. ஆமா. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ என்ன பண்ணுறாருங்கன்னா, ஒரு ஒரு ப குறைந்தது ஒரு 20 நாளைக்கு முன்னாடியாவது வாங்கிட்டு வந்து பீரோவுல வச்சுருவோம்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா ஒவ்வொரு முறையும் அந்த சனி, ஞாயிறு விடுமுறை ஆச்சுன்னா பீரோ திறக்கிறது, பார்க்கிறது, உள்ளே வைக்கிறது யாராவது வந்தாங்க
சரிங்களே. <laughs> அது வந்து சின்ன குழந்தைக்குன்னே உள்ள அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஆசைன்னு கூட சொல்லலாங்க. எல்லாத்துக்குமே அந்த புது உடையை பார்த்தீங்கன்னா, போடுறப்போ ஒரு நமக்குள்ள இருக்குற புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா டபிள் மடங்கா இருக்குங்க, புது உடை போடும்போது.
<laughs> கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா அத வந்து இப்போ யாராவது வந்தாங்கன்னா, உடனே ஓடி போய் அத எடுத்துட்டு வந்து காட்டுறது, மறுபடியும் வைக்கிறது. இந்த மாதிரியான அம்மா வந்து சத்தம் போடுவாங்க, "சும்மா வந்து அத திறந்துட்டே இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. ஒரு ஆடை எடுக்கிறோம்னு சொல்லி மத்ததெல்லாம் கலச்சி விட்டுருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும். அவங்களுக்கு தான் அது வேலை. அப்போ என்ன பண்றது?
ஆ ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா, நம்ம வந்து அவசரத்துல வந்து அத எடுத்துடுவோம். டக்ன்னு அது சரிஞ்சுருச்சுனா நமக்கு அத எடுத்து வைக்கிறதுக்கு கூட நமக்கு அந்த பொறுமை பத்தாது.
<laughs> ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ 1 வந்து அவங்க என்னை ரொம்ப சத்தம் போடுறாங்க "பாரு துணியெல்லாம் கலைச்சிட்ட, இருக்கிற வேலை பத்தாதுன்னு இது வேறையா?" அப்படிங்கிறேன் அப்போ அப்பா வந்து எனக்கு வந்து பேசு "சரி விடு சாமி நம்ம நான் உனக்கு உதவி பண்றேன் நம்ம 2 பேரும் இந்த பீரோவெல்லாம் ஒரு நாள் அடுக்கி வைக்கலாம்ன்னு." சொல்லிட்டு அம்மா அன்னைக்கு இல்ல. எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நாங்க உள்ளே இருக்கிற எல்லா உடைகளும் எ எடுத்து வெளியே போட்டுட்டு ஒவ்வொன்னா அப்பாவும் எனக்கு உதவி பண்ணுறாரு, நான் அவருக்கு மடிச்சு கொடுக்குறேன். அவர் எடுத்து வைக்கிறாரு. இப்போ இந்த இந்த நேரத்தில என்ன நடந்ததுனா? அவர் நிறைய கதைகள்
சரிங்க. சரிங்க. இல்ல நீங்க இல்ல எனக்கு ஒரு சந்தேகங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து உடைகள்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புடவையை ஒரு மாதிரி மடிப்பாங்க. இந்த வந்து ஆ ஆண்கள் துணினா சட்டை பாண்ட் ஒரு மாதிரி மடிப்பாங்க. அந்த மாதிரி மடிக்கிற பழக்கம் ஏற்கனவே உங்களுக்கு அந்த துணி மடிச்ச பழக்கம் இருக்குங்களா?
ஆமாங்க. ஆமா. இருக்கு இருக்கு. அந்த ஆமா ஆடைகள்லாம் மடிச்சு வைக்கிற பழக்கம். ஏன்னா, சின்னதுலேருந்தே அவங்க கூடவே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள கத்துக்குவேன் நான், அம்மாகிட்ட கத்துக்கிறனோ இல்லையோ இந்த விடுமுறைக்கெல்லாம் பாட்டி வீட்டுக்கு போவோம் பார்த்தீங்களா, அப்போ பாட்டி வந்து எல்லா வேலையுமே பழக்கிடுவாங்க. அவங்க வயதுக்கு அவங்க செய்யும்போது, அ நம்மளையும் கூட சேர்த்து எல்லா வேலையுமே நமக்கு எளிமையா பழக்கிட்டாங்க. அப்போ 1 முறை நான் வந்து அந்த அலமாரியை அடுக்கி வைக்கும்பொழுது என்னுடைய அப்பா வந்து ஒவ்வொரு உடைக்கும் ஒவ்வொரு கதை. அப்போலாம் ஒரே பீரோவில தான ஒவ்வொரு அறைகளை வந்து அப்பாக்கு ஒரு அரை, அம்மாவுக்கு ஒரு அரை
சரிங்க. ஆ. ஆமாங்க. அருமைங்க, அருமைங்க. சரிங்க. ம். ஆமாங்க. ஆம். தனித்தனியா எல்லாம் கிடையாது. ஒரே பீரோல எல்லாத்தோட உடையும் அதில இருக்கும்.
நாங்க எனக்கும், என் தங்கைக்கும் ஒரே அறையில நாங்க வந்து பகுதி, பகுதியா பிரிச்சு வச்சுக்கணும் அவ்வளோதான். அப்போ வந்துட்டு, ஒவ்வொரு உடைகளுக்கும் ஒவ்வொரு கதையா சொல்றாரு. இந்த புடவை வந்து நான் தெ அம்மாவோட திருமணத்துக்கு நாங்க எடுத்தது. அத எடுக்கபோகும்போது இதெல்லாம் நடந்ததுன்னு, அதுக்கு ஒரு கத. <laughs> அதுக்கப்புறம் ஆமா.
சரிங்க. <chuckles> ஆ ஒவ்வொரு புடவைக்கும் ஒரு கதைங்கிறப்போ அதை கேட்கவே நல்லா இருக்குமே. மடிக்கிறப்போ கதையோட அதாவது நீங்க சும்மா அ ஒ எதுவுமே யோசிக்காம மடிக்கிறதுக்கும், ஒரு கதையா கேட்டுக்கிட்டு மடிக்கிறப்போயும் நமக்கு ஆசையா இருக்கும். அத வேலை செய்வதே நமக்கு தெரியாது.
நல்லா இருந்ததுங்க. <laughs> ஆமா ஆமா. அது எனக்கு ஒரு வேலைங்கிறத தாண்டி ரொம்ப பிடிச்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த வேலையை. எ என்னோட அப்பாவுக்கு எப்போலாம் விடுமுறை இருக்கோ அப்போலாம் கேட்பேன், அப்பா இன்னைக்கு நம்ம அந்த அலமாரிய சுத்தப்படுத்தலாமா? கொஞ்சம் ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு. <laughs> ஆமா அப்படின்னு சொல்லி கேட்கிறது. இதில என்னுடைய சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்பொழுது உடுத்துன 1 1 போட்ட ஆடைகள் அப்படின்லாம் சொல்லி சில ஆடைகள்லாம் தனியா பத்திரமா வச்சிருந்தாரு. ஆமாங்க இன்னைக்குமே ஒரு அச்சு குணான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நம்ம குழந்தைங்க ஜொல் ஒழுக்கும்போது ஒழுகாம இருக்கிறதுக்காக துடைக்கிறக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்குமே அதை பத்திரமா தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
<laughs> சரிங்க. <laughs> <chuckles> ஓ! அதெல்லாம் பத்திரமா, அப்பா! பெரிய விஷயம்ங்க. சரிங்க. ஆமாங்க. அந்த நினைவுகள் வந்து வந்துட்டு போகும்லங்க. அந்த மாதிரி நாம எப்படி இருந்தோம்? சின்ன வயசுல அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா இருக்கும் அதெல்லாம்.
கண்டிப். நமக்கு தெரியாது அப்போ. ஆனா அவங்க சொல்றது, அந்த கதைகளை கேட்கறதுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா! நான் இப்படிலாம் இருந்தேனா, அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு உடைகளுக்கும் அவர் ஒவ்வொரு கதை வச்சிருப்பாரு. ஆனா அவ்வளோ அளவு உடைகள் தான் இருக்கும் நம்ம கிட்ட ரொம்ப அப்படியும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? அதுவே எனக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு வேலையாயிடுச்சு, வேறு ஏதாவது வேலை இருக்கு இப்போ வந்து இப்போ என்னுடைய வீடுகள்ல தொடர்ந்து வேலை இருந்துட்டே இருக்கும். என்ன வேலை இருந்தாலும் சரி, அந்த மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் வந்து அந்த பீரோ ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திடுவேன். <chuckles> ம் அது எப்படி மாறுது?
ஆ. <laughs> சரிங்க. சரிங்க பா ம். ஆனா நல்ல விஷயங்க. ஏன்னா வந்து மாதத்துக்கு 1 முறை அதை வந்து சுத்தம் பண்ணும்போது, அதில வந்து எந்த விதமான இந்த பங் பூச்சிகள் எல்லாம் வந்து சில நேரம் பார்த்தீங்கனா இந்த உடை உடைகள் இருக்கிற இடத்திற்குள்ள வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு மாதிரி வந்து ஒரு சில டைம் பார்த்தீங்கனா ஒரு ஸ்மெல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். நம்ம மாசம் மாசம் நம்ம அத வந்து சுத்தப்படுத்தும்போது, நம்ம வந்து அந்த துணிகள் வந்து, எந்த விதத்திலும் சேதாரம் ஆகாம ஒரு நல்லபடியாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பணின்னு தான் நான் சொல்லுவேன் இத.
ஆமாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதில இன்னொன்னும் இருக்குது. நீங்க என்னதான் சுத்தப்படுத்துனீங்கன்னா கூட, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தான் அது அப்படியே இருக்கும், 4 வது நாள் வந்து எடுப்பாங்க துணிப்பாங்க. வீட்டில வந்து எல்லாருமே பயன்படுத்தும்பொழுது எடுத்து, எடுத்து, எடுத்து அது என்னோட சகோதரன்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சட்டை தேடுவான் அப்புறம் இதை விட அது பெட்டரா இருக்கும். அத விட இன்னொன்னு எல்லாத்தையும் மொத்த பூரோவே வெளியே தான் இருக்கும் கிளம்பும்போது, அக்கா எடுத்து வச்சுடு, எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடிருவான். <laughs>
<chuckles> ஆ ஆமாங்க அந்த மாதிரி நடக்கும். அப்டி ஆனா சில பேர் வந்து பார்த்தீர்கங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் ஆனா செம்ம கோவமாகிடுவாங்க. ஏன்னா வந்து ஏன்னா டைம் இருந்தா அது பெரிய விஷயமா தெரியாது. டைம் இல்லாத நேரத்தில என்ன மத்த வேலைகள் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணா எரிச்சல் ஆகிருவாங்க. நீங்க எப்டி அதை வந்து எதிர்கொள்ளுவீங்க?
கண்டிப். <laughs> அது இல்ல. நானுமே சில சமயம் அவனுக்கான உடைய வந்து நானே சொல்லுவேன். இல்ல, இது நல்லா இல்ல. இந்த பேண்ட்டுக்கு இந்த சட்டை மேட்ச்சாகலன்னு, நான் தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன். அவன் எதையோ ஒண்ணு போட்டுருப்பான். அப்போ இதுக்கு மேட்ச் இல்ல, மேட்ச் இல்லன்னா, பேண்ட்டுக்கு சட்டை மேட்ச் ஆகாது. சட்டைக்குபே அப்பிடியே மாத்தி, மாத்தி ஒரு 4,5 உடைகள வந்து வெளிய எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்போதைக்கு, அப்ப தூக்கி துணுச்சு வச்சிர்றதான். மறுபடியும் அந்த வார இறுதியில ஏதாவது வேல கிடைக்க எ நேரம் இருக்கும்பொழுது வந்து செய்யிறது உண்டு. இப்பவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய புடவைகள் வந்து அதுக்கப்பறம் நெறைய சேர்ந்துருச்சு. அதில என்னுடைய உடை நான் தேர்ந்தெடுத்து அணியிற உடைகள் எப்பிடி இருக்குன்னா, அ அது எனக்கே அறியாம சும்மா ஒவ்வொரு வாரத்துலயும், ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு நிறங்களுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறது நல்லது அப்பிடிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா.
சரிங்க. <laughs> ஓ! சரி, சரி, சரிங்க. ஆ சரிங்க. எந்த மாதிரிங்க. அத கொஞ்சம் சொல்லுங்க, சொல்ல முடியுமா?
ஆ இப்போ, திங்கள்கிழமை அப்பிடின்னா அது ஒரு சந்திரனுக்கு உகந்த நாள். சோ, ஒரு வெண்மை இல்லன்னா, ஒரு வெளிர் நீலம் இந்த மாதிரி உடைகள் எல்லாம் அணியிறது. செவ்வாய்க்கிழமைன்னா ஒரு முருகனுக்கோ! இல்ல அம்மனுக்கோ! உகந்ததுன்னு சொல்லிட்டு, மஞ்சள், ஆரஞ்ச் இந்த மாதிரி வண்ணங்கள். புதன்கிழமை ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி பச்சை. பச்சை நிற உடைகள். அ பெரும்பாலும் செவ்வாயும், வியாழனும் கொஞ்சம் ஒரே மாதிரி. வியாழக்கிழமை வந்து மஞ்சள், ஆரஞ்சு நிற உடைகள் அணிஞ்சிருவேன். வெள்ளிக்கிழமை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிறங்கள் ஏதாவது ஒரு புது புடவைகளா இருக்கலாம்! இல்லன்னா, ஒரு ரோஸ் கலந்த நிறங்கள் அந்த மாதிரி. கருப்பு வந்து பொதுவா எங்களோட இதில போட மாட்டாங்க. இருந்தா கூட, அந்த சனிக்கிழமைகள்ல நமக்கே தெரியாம எதாவது ஒரு சில கருப்பு உடைகள் இருந்தா, அத வந்து பயன்படுத்துறது உண்டு.
சரிங்க. சரிங்க. <laughs> சரிங்க. சரிங்க. அதாவது முழுமையா கருப்பு இல்லாம ஒரு ஒயிட் கலர்‌ல அந்தமாதிரி புரியுது, புரியுது.
ஆமா, ஆமா. கொஞ்சம் அந்த கருப்புகள் ஏதாவது கலந்த மாதிரி ஒரு உடை இருந்தா. அது நம்மளா வாங்கியிருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு கிஃப்ட் மாரியெ்லலாம் வந்திருந்தா, தூக்கி போட மனசு இருக்காது. அதனால அத உடுத்துறது. அதுவும் வீட்ல பெரியவங்க இல்லாதப்ப தான் உடுத்துவோம். பெரியவங்க இருந்தா அதையும் தொட மாட்டோம் அந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணுவேன்னா, என்னோட அலமாரிய வந்து எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறக்கு அவுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜவுளி கடைகள் எல்லாம்
ஆ. புரியுது, புரியுது. <chuckles> ஓ! அலமாரிலாம் அல அலமாரி எல்லாம் கூட்டிட்டுப் போயிட்டு நீங்க வந்து அந்தமாரி திறந்து அதாவது பெண்களுக்குள்ள.
எ எங்க வீட்லன்னா இப்ப நான் கல் திருமணத்துக்கப்புறம் என்னோட தங்கை, அம்மாலாம் வருவாங்க. பாட்டி அந்தமாரி.
ஓ! புரியுது, புரியுது. அதாவது உங்க குடும்பத்தில அந்த பெண்கள் ஏன்னா, அவுங்க தான் வந்து இந்த புடவைகளுக்குலாம் ரொம்ப ஆசைப்பட்றது பெண்கள் தானே!
ஆமாமா. <laughs> கண்டிப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்ககிட்ட இப்போ ஊருக்குலிருந்துலாம் யாராவது வராங்க அப்பிடின்னா, ரொம்ப துணிகள்லாம் அதிகமா கொண்டு வராதீங்கன்னு தான் சொல்லுவேன். நம்மக்கிட்ட இங்கேயே இருக்குல்ல. அத வந்து பகிர்ந்து தான் போடுவோம். ஆமா அவுங்க கிட்ட அந்த எதாவது மேட்சிங் ப்ளவுஸ்லாம் பார்த்துட்டு என்ன அதுக்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு புடவைகள் இருக்கிறதுனால, அத வந்து எடுத்து கட்டிப்பாங்க. நான் எடுத்து குடுத்துருவேன். அந்த உடைகள அடுக்கி வைக்கிற ஒரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்ட்ட பச்சை கலர்னு சொன்னா, அதுலேயே எல்லா விதமான பச்சை கலருமே இருக்கும். என்னோட அம்மா தான் சொல்லுவாங்க
சரிங்க. மாற்று உடையா க பயன்படுத்திக்கலாம் அப்பிடிங்கிறமாரி. சரிங்க. ஓ! அந்த வந்து இந்த வரிசைப்படுத்தி இப்ப பச்ச கலர்‌ல எனக்கு ஒரு புடவ இருக்குன்னா, ஒரு 10 புடவ இருக்குன்னா, அது பச்ச கலர்லாம் ஒரே அடுக் ஒரேமாரியா அடுக்கி வச்சிருவீங்க.
ஆ. <chuckles> ஆமாங்க. ஆமா. அந்த லைட் <chuckles> ஆமா, ஆமா. லைட்‌ல இருந்து டார்க் மாதிரி இளம் நிறத்துல இருந்து, ஆ கண்டிப்பா. அது ஒரு நாளு அந்த கடையில போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அ நான் வந்து கொஞ்சம் ஆ தேடிட்டே இருப்பன்னா! அப்ப நான் வந்து எனக்கு ஒருமாரி இந்த வெங்காயம் ஆனியன் கலர்ல ஒரு அந்த ரோஸ் இல்லாம ஒரு கலர் இருக்கும் பாருங்க, அத குடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தேடிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரம். அப்போ ஒரு பக்கம் போய் ஒரு, ஒரு ரேக்கு காமிக்கிறாங்க. முழுவதும் அதே நிற ஆடைகள் தான் இருக்கு. அதுல நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கங்கும்போது, எனக்கு அத தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப எளிமையா இருந்தது. அத பார்த்துட்டு வந்துட்டு ஏன் நம்ம வீட்ல இப்பிடி செய்யக்கூடாது? ஏன்னா ஏன்ட அதிகமா அந்த பச்சை நிறமும், ரோஸ் நிறம் கலந்த உடைகள் தான் நிறையா இருக்கு. அப்ப என்ன பண்ணுனேன்னா ...அத வந்து ஆர்டரா எடுத்து வச்சுட்டோன்னா, அ அத ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கலாம். ஒரு, ஒரு மாதத்துக்காவது ரிப்பீட்
நீல கலர் இருந்தா நீல, நீல கலர்லாம் ஒரேமாரியா அடுக்கி வச்சிருவீங்க. ம். அதாவது ஜவுளி கடையில எப்பிடி இருக்குமோ, அதேமாரி நீங்க வீட்டிலயே வச்சிருவீங்க. ஆமாங்க. அழகழகா அடுக்கி வச்சிருந்துப்பாங்க. சரிங்க. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆ நம்ம வந்து, கல நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற புடவை ஈசியா வந்து ஏன்னா, எல்லாம் ஒரே ம் ஒரே ஒரேமாதிரி நம்ம அடுக்கி வச்சிருந்தம்னா, நமக்கு வந்து அத எடுக்குறது ஈசியா இருக்கும். இப்போ ஒரே கலர்‌ல 10 புடவ இருக்குன்னா, இந்த, இந்த சைடு மட்டுமே நம்ம கண் பார்வ அங்க மட்டுமே இருக்கும். வேற சைடு போகாது. நல்ல அருமையா இருக்குங்க நீங்க சொன்னது.
ஆமாங்க. கண்டிப்பா. <laughs> ஆமா, ஆமா. <laughs> ஏன்னா, நான் தான் இப்போ ஒவ்வொரு நாள் ஒரு, ஒரு நிறங்களா பிரிச்சுட்டேன். அதுல புதன்கிழமை மட்டும் வேற எந்த மாற்று கருத்துமே இல்லாம பச்சை நிற உடைகள் தான் அணியிறது. அப்போ என்ன பண் அப்ப அதெல்லாம் தனியா வச்சுட்டோன்னா, நமக்கு எடுக்கறக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் இல்லயா! அதனால அந்த மாதிரி பண்றது உண்டு.
பச்ச கலர். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகங்க. நீங்க வந்து உங்களோட அந்த பெண்கள் சம்மந்தமான விஷயங்களாகவே சொல்கிறீங்களே! இப்ப ஆண்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்குங்களா? இப்ப வீட்ல பார்த்தீங்கன்னா, என் அதாவது ஒரு, ஒரு நம்ம துணி அ அடிக்கி வைக்கிற இடமா இருக்கட்டும், இல்ல பீரோவ எங்கேயா இருக்கட்டும். எல்லா இடத்திலயும் பார்த்தீங்கன்னா, 80% அத வந்து அந்த இடத்த வந்து நிரப்புறது பார்த்தீங்கன்னா, பெண்கள் உடையா தான் இருக்கும். ஒரு 20% மட்டும் தான் ஆண்களுக்கு. அதுவும் போனா போதுங்கிறமாரிதான் ஒதுக்குவாங்க. எல்லார் வீட்லயும் பெரும்பாலும் பெரும்பாலும் இந்தமாரி தான் நடக்குன்னு நான் நினைக்கிறேன்.
சொல்லுங்க. இருக்கு, இருக்கு. <laughs> ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> ஆமா. என்னோட வீட்ல, என்னோட சகோதரன் மட்டும், இதுக்கு கொஞ்சம் விதிவிலக்கு தான். அவனுக்கு வந்து, எங்கள விட அதிகமான அறைகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. <laughs> அ ஏன்னா?
<snorts> அது வந்து உங்களுக்கு சகோதரன்னா, உங்க தம்பியா இருப்பார்ன்னு நினைக்கிறேன். அந்த மாரி செல்ல பிள்ளையா இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்ல வந்து, அந்த மாரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு அண்ணன்-அண்ணனா இருக்கிறார்ன்னு வச்சிக்கோங்களேன், அவர்லாம் வந்து தங்கைக்கு விட்டு குடுத்து ஆமா அந்த மாரி இருப்பாங்க.
ஆமா. அ. அவரு கொஞ்சம் தியாகியா இருப்பாரு. நமக்கு <laughs> எனக்கு சகோதரன் வந்து இளைய சகோதரன்ங்கிறதுனால, என்ன பண்ணுவான்னா, அவனுக்கும் இதேதான். அவனோட ஜீன்ஸுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதுவும் நான் தான் அடுக்கி வைக்கணும். வேறு யாராவது அடுக்கி வச்சா அவனுக்கு பிடிக்காது. அதனால ஜீன்ஸ்னா அது தனியா, அதுக்கான மேட்சிங் டீஷர்ட்ஸ் தனியா, அப்புறமா ஃபார்மல்ஸ் தனியா, கேசுவல்ஸ் தனியா, அவனுக்கலாம் ஒரு ஃபுல் கபோர்டே வாங்கி குடுத்தாச்சு. அப்பவும்
ஆமாங்க. ஓ! அ அதாவது, நீங்க ஒரு ஜவுளி கடை ஆரம்பிசீங்கன்னா வந்து, பயங்கரமா வந்து நீங்க அத பாத்துப்பீங்கன்னு, நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து, நீங்க அந்த துணிய அடுக்கி வைக்கிறதுல வந்து, ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க நீங்க.
கண்டிப்பாங்க. ஆனா அது உண்மதாங்க. நமக்கு அந்த ஆடைகள் வந்து அ ஒரு சரியாக அடிக்கி வைத்திருக்கும் பொழுது, நம்ம அவசரத்துக்கெல்லாம் எங்கேயாவது கெளம்புறது, தினசரியே நமக்கு அவசரம் தான்.
ஆ உண்ம தாங்க. சில பேரு சில பேர்லாம் நீங்க சொன்னோன்ன தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பயண நேரத்தில பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில தான் அவசர அவசரமா அயர்ன் பண்ணுவாங்க.
அ.
அந்த ஒரு பழக்கமே எனக்கு எனக்குமே அந்த மாரி தான்ங்க. அந்த பயண நேரம்னா மட்டும் தான் நான் வந்து அயன் பண்றது. மத்த நேரத்திலல்லாம் பார்த்துக்கலாம் அப்டிங்கிற மாரி ஒரு அசால்ட் தனம். ஆனா, நீங்க சொல்லும்போது தான் அதெல்லாம் வந்து எவ்ளோ நேரத்தை மிச்சப்படுத்தும் தெரியுங்களா? நீங்க சொல்ற மாரி. நம்ம எல்லாமே கரெக்ட்‌டா வச்சிருந்தோம்னா, நமக்கு அதுக் அதுக்காக அந்த நேரத்தில பரபரப்பா நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது அவசியம் இருக்காது.
ஆமா. நானுமே சின்ன வயசுலேருந்தே கத்துக்கிட்டதுனால, சின்னதுலலாம் தெரியாத எடுத்து எடுத்து துணிப்போம். அப்புறம் நமக்கான வேலைகளை நம்மகிட்டேயே குடுத்துட்டாங்க. உங்களோட உடைகள நீங்களே பார்த்துக்கோங்க. அப்டிங்கிற மாரி. அந்த பொறுப்பு குடுத்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஐய்யயோ! நம்ம வைக்கும்போதே நீட்டா வச்சுட்டோம்னா. <chuckles> நமக்கு பிரச்சனை இல்லைல, அப்டிங்கிற மாதிரி தான் நிறையா மாறுது. இதில வந்து இன்னொன்னு கூட இருக்குங்க, இந்த சீஸ்னல் மாதிரி கோடைக்காலம் ஆரம்பிக்கிற குளிர் காலத்தில நல்லா கம்பளி, பெட்ஷீட் எல்லாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம் கரெக்டா கோடைக்காலம் வந்தா. அதெல்லாம் முறையா வந்து துவச்சு அத அழகா மடித்து நமக்கு கை கெட்டாத தொலைவில ஒரு அலமாரி மேல செல்ஃபுன்னு சொல்லுவோம் பாருங்க. அது எதாவது
ம். அம், ஆமா, ஆமாங்க. ஆமாங்க. ஏன்னா, நீங்க மழை காலத்தில அத துவைக்கவே முடியாது. ஏன்னா காயவே காயாது அது. அது பெரிய ஒரு சிரமம் அது வந்து கோடை காலத்துலன்னா டக்குன்னு ஒரு நாளில் அடிக்கிற வெயில்ல நல்லா வ காஞ்சிரும்.
ஆ. எல்லாம் காய வச்சு ம அதெல்லாம் சுருட்டி எடுத்து அதை வந்து மேல அட்டாளிக்கு மேல தூக்கி போட்டுறது. ஏன்னா, மறுபடியும் அத எடுக்கிறதுக்கு ஒரு ஆறுலயிருந்து, 8 மாதம் ஆயிரும் திருப்பி அடுத்த குளிர்காலத்தில தான் அதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம எப்பவும் வைக்கிற இடத்துல வச்சிட்டே இருந்தோம்னா. அது இடத்தை அடைச்சிடும், பார்க்கறதுக்கு ஒரு நீட்டா இருக்காது. அந்த மாதிரி நிறையா வேலைகள், இது பார்க்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஆனா, இதுலயே நிறையா வேலைகள் இ
ஆமாங்க. ஆனா செய்யும் போது ஆமா, செய்யும்போது தான் அதோட வந்து அந்த கடினமான தன்மைலாம் நமக்கு தெரியும். அழகா சொன்னீங்க. அதாவது வந்து வீட்ல எப்டி வந்து உடைகளை வந்து அ பிரிச்சு தரம் பிரிச்சு அதாவது கலர்‌க்கு தகுந்த மாரி தா அடுக்கி வைக்கிறதா இருக்கட்டும். உங்க தம்பியோட உடைகளை வந்து எப்டி நீங்க வந்து அத ப நீட்‌டா வைக்கிறதா இருக்கட்டும். எல்லாத்தையும் வந்து அழகா சொன்னீங்க. உங்கட்ட பேசுனதுல எனக்கு மகிழ்ச்சிங்க! நன்றி.
மிக்க நன்றிங்க.